ஆ இப்போ பார்த்தோம் அப்பிடீன்னா, நம்ம ஒரு வாழ்க்கை பயணத்துல போயிட்டே இருக்கிறோம். அ போயிட்டே இருக்கும்போது, நம்ம நெறையா அ விதமான அ முயற்சிகளை எடுத்துட்டே இருப்போம். அ அல்லது வந்துட்டு, ஏதாவது ஒண்ண தொடங்கி, அதுல வந்து சின்ன சின்ன வெற்றிகள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அ இப்போ நம்ப பார்த்தோம் அப்பிடீன்னா, அ நம்ப வாழ்ந்துட்டுருக்கும்போது, ஒரு பெருசா ஏதாவது சாதிக்கிறக்காக முயற்சி எடுத்தது வந்து, நம்மள தூண்டுதலா இருக்குமா? அ இல்ல வந்துட்டு, ஒரு சின்ன சின்ன வெற்றிகளா ஒவ்வொரு படிக்கல்லா போயிட்டு இருக்கும்போது, அது வந்து நமக்கு ஒரு மன திருப்தியை குடுத்து அ பரவாயில்ல, நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்கோம், அப்பிடீங்கிற மாரி இருக்குங்களா?
நான் இந்த 2 விஷயத்தையுமே வந்து என் வாழ்க்கைல பயன்படுத்தி பார்த்துருக்கேங்க.
சரிங்க.
அதுல எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம அ வெற்றி அடைறதுதான் ரொம்ப சுலபமாவும் இருக்கு. அதுதான் ரொம்ப நீண்ட நாளுக்கு வந்து உதவுற ஒரு விஷயமாகவும் எனக்கு பார்க்குறாங்க. இத வந்து பெரிய பெரிய அறிஞர்களும் இத தான் வந்து பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க, நான் பார்த்த வரைக்கும்.
கண்டிப்பாங்க. ஆமாங்க. அ அப்போ வந்துட்டு, ஆனா அந்த சின்ன சின்ன ஒரு படிக்கட்டுகளா வெற்றி அடையிறக்கு வந்துட்டு, நம்மளோட முயற்சி வந்து கண்டிப்பா இருக்கணும்தானுங்க?
ஆமாங்க.
ஆஹா! ஏதாவது ஒரு உதாரணம் இருக்குங்களா? இந்த மாரி நான் வந்து ஆரம்பிச்சேன். அதை சின்ன சின்ன படிக்கட்டுகளா பிரிச்சு, அ ஒவ்வொண்ணா நான் வந்து முயற்சி பண்ணி வெற்றி பெற்றேன், அப்பிடீங்கிற மாதிரி.
நீங்க அதுங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்க ஒரே விஷயம் தாங்க. படிப்பு தான். நம்ம பள்ளிக்கூடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அ எக்ஸாமும் வருங்க. சின்ன சின்னதா 3 மாசத்துக்கு ஒரு எக்ஸாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா, அது சில பல வகுப்பிலலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அ லெசன முடித்ததுக்கப்புறமே, அவுங்க தேர்வு வைப்பாங்க. அந்த கிளாஸ் டெஸ்டு னு சொல்லி. அந்த அப்படி நம்ம படிச்சு, அதுக்கப்புறம் 3 மசத்துல ஒரு டெஸ்டு, அதுக்கப்புறமா ஒரு அ அந்த 3 மாசமா என்ன படிச்சோமோ? அதையும் கூட சேர்த்தி, அடுத்த 3 மாசத்துல படிக்கிறது, 2 சேர்த்து தான் இடையே, அ ச ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம்ன்னு சொல்லி சொல்லுவாங்க.
<chuckles> ஆமாங்க. ஆ. ஆமாங்க. ஆ. டிஸ்சு வைப்பாங்க. ஆமாங்க. அரையாண்டு தேர்வு அப்படின்னு வைப்பாங்க. ஆ அப்படி இருக்கும்போது நம்ப முழுக்கா வந்து அ முழுசா படிச்சிடுவேன்னே சொல்லாம் ஒரு முக்காவாசி படிச்சிருவோம்.
ஆமா. ஆமாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நாள்ல படிச்சு ஒ அதாவது எக்ஸாம் எழுத வேண்டா. நம்ம பாட்டுக்கு ஒரு வருஷம் 10 மாசம் எடுத்துக்குவோம். நிதானமா படிப்போம் அப்படினு சொல்ட்டு தான் அவங்க நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க.
ஆஹ. ஆமாங்க. அதேதாங்க. ஆ இப்ப இத வந்துட்டு நீங்க எப்படி வந்து உங்களோட வாழ்க்கையில பயன்படுத்தினீங்க? ஏனா ஆ நம்ப வந்து ஒரு பள்ளி படிப்பு முடிச்சு, கல்லூரி முடிச்சு நம்ம வந்து ஒரு வேலை அப்படின்னு போகும்போது. அந்த வேலைய தேடுறதே ஒரு பெரிய வேல சவாலா இருக்கும். அ அந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி சின்னதா என்னென்ன படிக்கட்டுலாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு ஞாபகம் வருதுங்களா?
அத் ஏன் வருதுங்க. நான் என்ன பண்ணனா வந்து முதல்ல படிக்கும்போது வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேங்க, அதாவது பார்ட் டைம் சொல்லி.
ஓஹோ! சரிங்க.
அதனால போகும்போது வந்து எனக்கு வந்து இப்பதைக்கு இந்த ம் காலத்துக்கு நம்மளுக்கு வீட்டுக்கு ஏதாவது ஒரு வருமானம் நம்மளால குடுக்க முடியுமா? நம்ம படிப்புக்கான செலவ நம்மளே பார்த்துக்க முடியுமா? இது மட்டும் தான் என்னுடைய இது அந்த காலகட்டத்தில.
ஆஹா. அருமைங்க, அருமைங்க. என்ன மாதிரி வேலைக்கு போனீங்க?
வழக்கமா எல்லாரும் போற மாரி தான் கொரியர்ங்க, அப்புறம் சேல்ஸ்க்கு அந்த மாரி தான் போயிட்டிருந்தேங்க.
ஆஹா. சரி, சரிங்க. பரவாலைங்க. ஆ.
அதனால வந்து அந்த வருமானத்த வந்து குடும்பத்துக்கு குடுத்து உதவு க என்னால முடிஞ்சத. அப்புறம் படிப்பு செலவு பார்த்துக்கோணும். நம்மளே பார்த்துக்கணும் இத என்னால பார்க்கணும் ஆரம்பிச்சேங்க. அப்புறமா அடுத் அ அந்த கட்டத்திலிருந்து மாறி முழுநேர வேலைக்கு போம்போது. சரி இப்ப வரைக்கும் கொஞ்சம் குடுத்தோம், இப்ப நம்ம பைக்குக்கு வந்து ஒரு லோன் போட்டுக்கலாம், அந்த ஓம் பணமும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு குடுக்குறது, அப்புறம் நம்மளுக்கான என்ன இந்த பெட்ரோல் போடுற செலவு, இந்த லோன் செலவு, அப்றம் மேற்கொண்டு நம்ம படிக்கிறோம் அப்டிங்கன்னா, அதுக்கு ஒரு செலவு இத தான் வந்து நம்ம கையால பார்த்துக்கலாம் அப்டிங்கிறத தான் என்னோட திட்டம் அந்த காலகட்டத்தில.
சரி, சரிங்க. ஆஹா ஆ. அதாங்க. அருமைங்க, அருமைங்க. அ இதக் கடந்து வந்துட்டு இப்போ அ படிச்சு முடிச்சுட்டீங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாரி வேலைக்கு போனீங்க? அ அந்த வேலைக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்தீங்க?
எனக்கு பாத்தீங்கன்னா நான் வேலைக்கெல்லாம் பெருசா போலீங்க, அதுமுன்னா நான் சொந்தமாவே பண்ணலாம்ன்னு சொல்லி அந்த கட்டத்துக்கு வந்துட்டேங்க.
ஓஹோ! ஆஹா, இப்போ சொந்தமா ஒரு தொழில் பண்றோம் அப்டின்னா அதுக்கு நெறய வந்து தெரிஞ்சுருக்கனும், அனுபவம் இருக்கனும்லாம் சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்குறீங்க?
ஆமா. அது 100% உண்மதாங்க, அந்த அனுபவம் வந்து நான் பார்ட் டைமா போனது அப்புறம் ஃபுல் டைமா மாறுனது, இந்த இடத்துல எனக்கு வந்து அனுபவம் வந்துடுச்சுங்க. அன்
ஓஹோ! ஆஹா அருமைங்க, அருமைங்க. அதனால வந்துட்டு அ படிக்கும் போதே வந்து வேலைக்கான அனுபவத்தையும் நீங்க கத்துக்கிட்டீங்க, அருமையா. அ ஆ
ஆமாங்க, அதனால வந்து எனக்கு ஃபு நானே சொந்தமா ஆரம்பிச்சு பண்ணும்போது கூட, அப்ப கூட நான் வந்து வேலைக்கு போயிட்டுருந்து, இரவு நேரம் வேலைதான் எனக்கு. அதனால பகல் நேரத்துல வந்து, என்னோட சொந்தமான விஷயம் தொழில பாத்து நான் செயல்படுத்த ஆரம்பிச்சேங்க.
ஆஹ. செரி செரிங்க.
அதனால வந்து எனக்கு வந்து, ஒரு தொழில்ல 100% நம்ம அந்த வேலைக்கு போற வருமானத்த காட்டிலும், இல்ல அதே வருமானம் நமக்கு இந்த தொழில்ல வரும் அப்டிங்குற பட்சத்துல தான், வேலை வேண்டாம்னு சொல்லி நிறுத்திட்டு வெளிய வந்தேங்க.
ஓஹோ! புரியுதுங்க அது வரைக்கும் நீங்க வந்து. ம், பார்ட் டைம் வேலயே தொடர்ந்துட்டே இருந்தீங்க?
வேலைக்கு போயிட்டு வந்தேங்க. இல்ல அது புல் டைம் வேல தாங்க, தொடர்ந்துட்டு இருந்தேன்.
ஓஹோ! சரி, சரி, சரிங்க ஆ அ சொல்லுங்க.
அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் சரினு சொல்ட்டு அப்புறம், என்னோட வேலைய நான் கவனிச்சு பண்ணும்போது, அப்போ நான் படிக்குறதும் தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருந்தேங்க. ஏன்னா அது வந்து புரொபஷனல் டிகிரிங்க அதனால, அது தொடர்ந்து படிக்க வேண்டியது இருந்தது.
சரிங்க. ஆஹா. ஆ அருமைங்க, ஆ இப்ப அதுக்கடுத்து இப்போ ஒரு நல்ல ஒரு தொழில் வந்துருச்சு அப்டிங்கும் போது, அ அந்த தொழில மேம்படுத்தறக்கு ஏதாவது பண்ணீங்களா? இல்ல வந்துட்டு இல்ல இதே தொ இதே இந்த வருமானமே எனக்கு போதுமானதா இருக்கு, அப்டினு சொல்லிட்டு அத அதே நெலமைல வச்சுருந்தீங்களா?
இல்ல. நான் வந்து நண்பர்களுடன் சேந்து கூட்டு தொழிலா மாத்திக்கலாம் அப்டினு சொல்ட்டு, அந்த முயற்சி பண்ணங்க. அந்த முயற்சி பண்ணி எனக்கு வந்து பாத்தீங்கனா, சின்ன சின்னதா வந்து வெற்றிகள் நம்ம பாத்துட்டுருக்குறோம். இனி அடுத்துக்கான வெற்றிய வந்து ம் ம நெறய பேத்த கூட்டு சேத்து அப்டி பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் அந்த தொழில நான் ஆரம்பிச்சேங்க. ஆனா அங்கு வந்து பாத்தீங்கனா, நம்ம தனி நபர் அங்க நின்னு வேலை செய்யும் போது, நமக்கு வந்து போ நேரம்ங்குறது போதாம இருந்ததுங்க. அதுசரி, ஆனா கூட்டா சேந்து செய்யும்போது கிட்டத்தட்ட 3 பேரு சேந்து செய்யும்போது, என்ன ஆச்சுங்கனா என்னோட நேரத்த வந்து அவங்கள் கூட பகிர்ந்துக்க தான் ஆச்சு தவிர, வேல வந்து அதிகரிச்சதானு பாத்தீங்கனா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அ அதிகரிக்ககில்லங்க.
செரிங்க. ஆஹா. ஆமாங்க. அடடா! புரியுதுங்க, அதாவது இப்போ 3 பேர் சேர்ந்தா, 3 ஆள் அளவுக்கா வேலை வரும்ன்னு நீங்க எதிர்பார்த்தீங்க, ஆனா நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலைய தான் 3 பேரும் பிரிச்சு செஞ்சிங்களே தவிர, அ வேலை வந்து அதிகமாகல- அதிகமாகல அப்டின்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்தீங்க? அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு ஆளே செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல வந்துட்டு அ வேலை அதிகரிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு படிக்கட்டுகள் எடுத்தீங்களா?
ஆமா. ஆமாங்க. அதுக்கான முயற்சி எடுத்தது எடுத்தோங்க. எடுத்ததுல என்ன ஆச்சுன்னா வந்து, 1 ஆள் வேல செஞ்ச நேரத்த வந்து 1/2 ஆள் வேலை செய்ற நேரமா அதிகரிக்க முடிஞ்சதுங்க.
ஓஹோ! ஓ! அருமைங்க ஆ.
அப்புறமா சரி நம்ம பாட்டுக்கு இதுல இன்னும் மேற்கொண்டு போலாம்னு நினைக்கும்போது வந்து, சிறு சிறு 1 1 காலத்தில வந்து அந்த வேலைங்கிறது கொஞ்சம் குறையுங்க, அது வ எப்பையுமே எல்லா தொழிலுக்கும் ஏற்பட்ட அந்த சுணக்கம் தாங்க, அது எங்களுக்கும் வந்தது. ஆனா
ஓஹோ! ஆமாங்க புரியுதுங்க, ஒரு வருடம்னா வருடம் முழுக்க வந்துட்டு, அந்த உச்சத்திலேயே இருக்காது, அ சில நாட்கள்ல வந்துட்டு கொஞ்சம் அ மெதுவா தான் ஓடும் அ அப்டிங்கிற மாரி, ஆஹா,
ஆமா. ஆமா, ஆனா இத வந்து, நண்பர்களுக்கு ஏத்துக்க முடியலைங்க. <chuckles> அதனால சரி, அவங்க வந்து விலகிக்கிறேனு சொல்லிட்டாங்க, சரி நம்ம மட்டும் எப்படி இங்கே உட்கார்ந்து பண்றது? நம்ம வீட்லேயே உட்கார்ந்து பண்ணிக்கலான்ட்டு, நான் திரும்பவும் தனியாவே நின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க.
அதாங்க. ஓஹோ! சரி சரிங்க. ஆங் இத தாண்டி வந்துட்டு அ இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி வேலைய செஞ்சிட்டு இருக்கிங்க, இது சின்ன சின்ன படிக்கட்டுகளா போகி, ஆ இந்த வெற்றிய எப்படி கொண்டாடுவீங்க நீங்க? ஒரு தடவ நீங்க வந்து நான் சொல்றேங்கள்ள, இந்த உச்சத்தில இருக்கும்போது நல்லா வந்துட்டு வியாபாரம் ஆகுது, அந்த நேரத்தில ஆ ''நம்ம பாரு, நல்லா செஞ்சிட்டோம்'' அப்டினு சொல்லிட்டு, அந்த வெற்றிய நீங்க கொண்டாடுற பழக்கம் இருக்குங்களா?
இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் வீட்டுக்கு வந்து, நானே தனியா உட்கார்ந்து வேலை செய்யனும்னு ஆரம்பிச்சேனா, நான் என்ன பண்னுவேனா முதல வேல, எனக்கு வந்து வீட்டில வந்து தொலைக்காட்சி வந்து சிறிய அளவு தொலைக்காட்சி அதுவும் பழைய அதாவது பெரிய தொலைக்காட்சியா இருக்குங்க, அந்த சைஸ் பெருசா இருக்குங்க. ஸ்கிரீன் சைஸ் சிறுசா இருக்கும் ஆனா, மிகபெரிய அத பழைய டிவியிலா நீங்க பார்த்திருப்பீங்களே ல். இ. டி அந்த இதில வந்து உங்களுக்கு ப பார்த்தது, எனக்கு வந்து இந்த நம்ம டிவி வந்து மாத்தோனும், கிட்டத்தட்ட 20 வருஷம் பழைய டிவிங்க.
ஆஹா. சரிங்க. ஆமாமாங்க தெரியுங்க. சரிங்க.
சரி நா வந்து செவுத்துல மாட்டி வைக்கிற ஒரு டிவி வேணும், அப்டி சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேங்க. அப்பம்போது சரி கையில வந்து பணம் இருந்தது. ஆனா, நான் வந்து பணத்துல வாங்கக்கூடாது. நம்ம சம்பாரிச்சு வாங்கோணுனு சொல்ட்டு ஒரு முடிவு பண்னேன். அதுக்கு என்ன பண்ணனேன்னு பாத்தீங்கன்னா, கடன் அட்டை இருக்குது பாத்தீங்களா?
ஆஹா. ஓஹோ. சரிங்க. ஆமாங்க.
அது மூலமா வந்து நான் டிவி வாங்கிட்டேங்க. எனக்கு பணம் கட்றக்கு எனக்கு வந்து 40 நா 45 நாள் அ கெடு குடுத்திருக்குறாங்க.
செரிங்க. ஆஹா.
நான் வந்து இப்போ மொதல் 10 நாள்ல வாங்கிட்டேன். இன்னும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் பக்கம் எனக்கு க காலக்கெடு இருக்குதுங்க, பணம் கட்டறக்கு. கையில பணம் இருக்குது. ஆனா, அது வந்து ஃஎப்.டி அந்த மாரி வச்சிருக்கேன். வேண்ணா எடுத்து குடுத்துட்லாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, அ நம்ப சம்பாதிச்சா கூட டி.வி யோட விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 50000.
சரிங்க. ஆ. அதான் புரியுதுங்க. ஓ! அவ்ளோங்களா சரி சரிங்க.
ஆமாங். அது இது வந்து பாத்தீங்கன்னா காலம் வந்து ஒரு 2017ங்க.
ஓ! அப்பவே 50000! அப்போ எவ்ளோ பெருசுங்க அந்த டிவி?
அது 45 இன்ச்சுங்க. அன்னைக்கெல்லாம் அந்த அந்த சைஸ்க்கு அவ்ளோ ரேட்டு தாங்க.
ஓ! அதாங்க. புரியுதுங்க. ஆ.
அதனால நான் வந்து, கடன் அட்டையில வாங்கிட்டு கிட்டத்தட்ட 40 நாள் இருக்கு. இந்த 40 நாள்ல வந்து நான் ஒரு வேலைய எடுக் அ எடுத்து, அத செஞ்சு முடிச்சு, சம்பாரிச்சு அந்த ப கடன் அடைக்கோணும். இது தான் என்னோட இது.
<chuckles> பரவால்லைங்களே! ஆ 40 நாள்ல உங்கனால வந்து, 50000 அப்ப அந்த காலகட்டத்துல சம்பாரிக்க முடிஞ்சுது. அப்டி தானேங்க? சரிங்க.
ஆமாங்க. நான் சம்பாரி நான் எனக்கு வந்து இருக்கிற க்ளா ஆ ஆட்கள், அதாவது கிளையன்ட் ல வந்து நான் சம்பாதிக்காம, புதுசா ஒரு கிளையன்ட் ட கண்டுபுடிச்சு, சம்பாதிச்சு அந்த பணத்த கட்னேங்க.
ஆஹா, அருமைங்க அருமைங்க. அ நல்லாருக்குங்க. ஆ.
இத எதுக்காக நான் பண்ணே ஆமா. இத எதுக்காக நான் பண்னேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்ப ஒரு தொழில்ல இருந்தேன். அந்த தொழில் பெருசாக்க முயற்சி பண்ணி, அதிலிருந்து திரும்பியும் நான் பின்னாடி வந்துட்டேன். அத வந்து என்னோட மனசு வந்து ஏதோ ஒரு கட்டத்தில வந்து என்ன வந்து நம்மனால முடியாது அப்டிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்பக்கூடாது. நம்மனால முடியுங்குற விஷயத்த நம்புவோம்ன்னு சொல்லிட்டு அதுக்காகவே இத வந்து நான் தனியா முயற்சி பண்ணி பண்ணுனேன்.
ஆமாங்க. ஆஹா. அருமைங்க அருமைங்க. ஆ இப்ப இந்த வெற்றி வந்து அ தன்னால முடியுமா முடியாதாங்கிறதையும் கண்டுபிடிச்சுட்டீங்க. அப்புறம் அதிலேருந்து ஒரு பொருள வாங்கி அத கொண்டாடவும் செஞ்சுட்டீங்க. அ அருமைங்க. இப்ப இந்த நேரத்தில வந்து நீங்க எத சொல்லுவீங்க? அ உங்களோட விடா முயற்சி தான் காரணம். நான் நல்லா வந்து முயற்சி பண்ணேன். நல்லா உழைப்ப போட்டேன். அப்படின்னு சொல்லுவீங்களா? அ இல்ல வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சேன். அ அந்த வெற்றிய கொண்டாடினேன் அப்டின்னு சொல்லுவீங்களா?
ஆமாங்க. நான் வந்து தொடர்ச்சியா நான் முயற்சி போடுவேங்க. எப்வுமே முயற்சி போடாம இருக்க மாட்டேன். அது வந்து கோ கூட்டு தொழில்ல நான் பண்ணும்போது முயற்சி போட தான் செஞ்சேங்க. ஆனா அப்ப எனக்கு எதிர்பார்ப்பு என்னன்னா, அ கூட நண்பர்கள் இருக்கறாங்க. அது தொழில் ப நண்பர்கள் இருக்காங்க. அவங்களும் சேர்ந்து நம்ம கூட உதவுவாங்க, நம்மளுக்கு தெரியாத இடத்தில உதவுவாங்கன்னு சொல்லி, அவங்க மேலே வந்து அதிதீவிரமான நம்பிக்கையும் உழைப்பும் அவங்களும் ப பகிர்ந்துக்குவோம். அப்டின்னு சொல்லி எதிர்பார்த்தேங்க. ஆனா, ஆனா அவங்க அந்த அளவுக்கு அவங்க உழைப்பு, உழைப்பு போடுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு அந்த புத்திசாலித்தனத்த வந்து அந்த தொழில்ல அவ்வளவுக்கா அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அது ஆனா 3 உடல் ஆனா ஒரே 1 மூளைன்னு தான் சொல்லணும் என்னைப் பொறுத்தவரைக்கும்
சரிங்க. சரிங்க. அதாங்க. அதாங்க. காட்ட மாட்டாங்க. அதாங்க புரியுதுங்க. ஆ. <laughs> சரி சரிங்க. ஆனா வந்துட்டு 3 பேர் வந்துட்டு ஒரே பதவி ஒதுக்கிக்கிறனால ஒருத்தர் வந்து அத வந்து வழிநடத்திப் போறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும்.
அதனால அதனாலதான் ச ஆமாங்க. அதனால தான் சரி நம்ம பாட்டுக்கு இத உடைச்சுக் காட்டோணும், அப்டிங்க்கிறதுக்காக தான் அந்த விஷயத்த பண்ணினங்க. இப்போ வரைக்கும் கூட எனக்கு பண்ணிய விஷயம் இன்னி வரைக்கும் எனக்கு தைரியத்தையும், நம்பிக்கையும் கொடுக்குங்க.
அ, புரியிது. ஆமாங்க. புரியுதுங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு, அ உங்களால முடியுமா? இல்லையா? அப்டின்னு முயற்சி செஞ்சு பார்த்து. அதுல வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க. ஆ இப்டி இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாரி உங்களால வந்து 2 வேலையும் செய்ய முடியுது. கா உங்களோட தனியும் ஆ ஏற்கனவே இருக்கிற க்ளைன்டு க்கும் நீங்க செய்ய முடியுது, புதுசா ஒரு க்ளையண்ட் ட புடிச்சாலே செய்ய முடியுது அப்டிங்கும்போது. அ மறுபடியும் மறுபடியும் அத முயற்சி பண்ணீங்களா? இல்ல இருக்கிறதே போதும் அப்டின்ட்டு அது அதுவே போதும் அப்டிங்கிற மாரி இருந்தீங்களா?
இல்லைங்க. என்னோட வேலையில எப்போவுமே வந்து, 1க்கு 2 கிளையன்ட் 3 கிளையன்ட் வச்சுட்டு தான் வேல செய்யணுங்க. அப்ப தான் வந்து ஒரு கிளையன்ட் வேண்டாம் போதும் நிறுத்தணும்னு நினைச்சா கூட. என்னோட வருமானத்துக்கு எந்த பெரிய அளவுக்கு பாதிப்பும் இருக்காதுங்க. அதாவது அடிப்படை வருமானத்துக்கு.
ஆஹம். சரி, சரிங்க. அழகா சொன்னீங்க. ஆ. இவ்ளோ நேரம் எப்டி வந்துட்டு நீங்க வந்து ஒரு அ அதாவது படிக்க படிக்கும்போதே வந்து எப்டி பகுதி நேர வேலை செஞ்சிங்க? அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அனுபவத்த பயன்படுத்தி ஆ ஒரு அ நிறுவனத்த ஆர ஆரம்பிக்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டு அ மேல வந்துட்டீங்க அப்டின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம சின்ன, சின்ன வெற்றிகள வந்து கொண்டாடணும். அ அப்டிங்கிறதும், நீங்க அந்த டிவி வாங்கும்போது எனக்கு புரிஞ்சுது. ஆ இந்த உங்க அனுபவங்கள எல்லாம் பகிர்ந்துகிட்டதுக்கு, மிக்க நன்றிங்க.
மிக்க மகிழ்ச்சிங் நன்றிங்க.